இது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, ஆர்வம் தான். நான் வந்து அ ம் அ ஒரு சில இந்த "ஜு" சொல்றோம் இல்லையா, அதுக்கெல்லாம் போயிருக்கிறேன்.
ஓ! அஹ. அ. அ, அ, அ.
அங்கே வந்து நம்ப கூண்டுக்குள்ள பார்த்திருப்போம் இல்லையா? அந்த புலி, சிங்கம். இது வந்து அதாவது அத பார்க்கறதும் நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான்.
ஆமா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாமா, ஆனா கூட, அது காட்டுக்குள்ள வந்து அதோட இடத்திலேயே போய் நம்ம அத பார்க்கிறது வந்து ஒரு பெரிய, சாகச பயணம் இல்லையா?
ஆமா, கண்டிப்பா. அதுவும் நாங்க வந்து என்ன சொல்றது, இது வந்து ஒரு சஃபாரியா போல. நாங்க வந்து அந்த ப பகுதி வந்து கடந்து போய்கின்னு இருக்கும் பொழுது அ இவர் வந்து வெளில வறாரு, கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு அப்புறமா நாங்க பார்க்கிறோம், ரொம்ப அ அதாவது நீங்க சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு உற்சாகம் எங்களுக்கு.
சரி, சரி. ம், ம், ம். அப்பா! அஹ.
அ அப்ப என்னுடைய, எ நான் வந்து கொஞ்சம் புகைப்படம்லாம் எடுக்கிற எனக்கு பழக்கம் உண்டு. எம் இப்ப என்னுடைய மூத்த மகள் வந்து அவுங்களுக்கும் வந்து அதில வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அவுங்களுக்கு.
சரிங்க. ஓ, ஓ, ஓ.
அப்போ அவுங்களுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு அ ஒரு கேமரா அவுங்களுக்கு வாங்கிக் கொடுத்திருக்கிறேன். அவுங்க வந்து என்னை இறக்கிவுடுங்க, இறக்கிவுடுங்கன்றாங்க!
சரிங்க. அந்த ஆபத்து என்னன்னு தெரியாம, என்னைய இறக்கிவிடுங்க. நான் புலிய பார்த்துட்டே, போட்டோ எடுத்தே ஆக அதான், அதான். ம்.
ஆமா, எறக்கிவுடுங்க நான் புடிக்க புரிய மாட்டுது எனக்கு. ஏன்னா அவங்க பின்னாடி உட்கார்ந்திருப்பாங்க இல்லையா? நம் நம்ப முன்னாடி வாகனம் ஓட்டுறதால முன்னாடி இருக்கிறோம். அ என் மனைவி முன்னாடி இருக்கிறாங்க. பிள்ளைகள் பின்னாடி இருக்கிறதால, என்னை இறக்கிவுடுங்கன்றாங்க. நான் சொல்றேன், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அ அப்படியே பார்க்கலாம்ன்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் முன்ன போனதுக்குப்புறமா அப்படி நிறுத்துறோம். அ கொஞ்சமா முன்ன வந் இந்த எப்படின்னா 2 கால்கள வந்து இந்த ரோட்டு பகுதி மேல வெச்சுட்டு
ஆமா, ஆமா. சரி, சரி. ம், ம். ம். ம். ம். அ.

ம், ம், ம்.
நான் பொதுவாவே இந்த என்ன சொல்றது? "இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் கொஞ்சம் நான் ஃபாலோப் பண்ற ஆளு."
கண்டிப்பா. அதாவது அந்த வனப்பகுதிகள்குள்ள போகணுன்னா, கண்டிப்பா அத நம்ம ஃபாலோப் பண்ணணும் இல்லேங்களா! ஆனா, அந்த குழந்தைங்க வந்து கூச்சல் போடுறாங்கல்ல. அய்யோ! பார்த்துட்டோம் புலி நிக்கிது. அந்த சவுண்ட் எல்லாம் வெளியே கேட்காதா? அதுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணாதா?
ஏன்னா, அதற்கான மரியாதைய ஆமா. அது என்னன்னாக்கா, இப்போ தொறந்து வச்சிருந்தோன்னாக்கா, கண்டிப்பா வந்து கேக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைகள் இருந்தாலே கொஞ்சம் ஆர்வம் படுவாங்க தான். ஆனா, நம்ம அவுங்களுக்கு சொல்லணும். ஆ இந்த மாதிரி தொந்தரவு பண்ணக்கூடாது. அதேமாரி எதையும் தூக்கி போடக்கூடாது. இல்ல அடிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து சொல்லிக் குடுத்து நம்ம வளர்க்கணும். அ ஏன்னா அதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம் இல்லயா! என்ன இருந்தாலும் இயற்கையின்றத நம்ம மதிக்கலன்னா, ந <chuckles> நம்மளுக்கு அது பாடம் கற்று கொடுக்கும் அப்பிடின்றது ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாரி
ம், ம், ம். ஆமா. சரி, சரி, சரி, சரி. கண்டிப்பா. ம், ம், ம், ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம், ம். எவ்வளவு நேரம் நீங்க அப்பிடியே அங்க நின்னுட்டு இருந்தீங்க? அந்த புலிய பார்த்துட்டு.
எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 25 நிமிடங்கள் நம்ம வந்து உட்கார்ந்திருந்தோம்.
அது பொறுமையா உங்களுக்கு எல்லா ஆங்கில்லயும் காமிச்சிருக்கு. <laughs> அ.
ஆமாமா. உட்கார்ந்து இருந்துட்டு அ கொஞ்சம் வந்தாரு. அந்த ரோட் பகுதிக்கு வந்துட்டு, அதாவது ரோட்ட கடந்து போகுன்னு அங்க வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு புகைப்படம் எடுக்கலா அப்பிடின்னு ஆர்வத்தோடு
ம். புலி தோற்றத்த பார்க்கலான்னு நினைச்சிருக்கீங்க. ம்
ஆமா. இருந்தோம். ஆனா அது வந்துட்டு இப்டி திரும்பி, திரும்பி பார்த்துட்டு ம் அதாவது முழுசா வரல. அந்த பாதி பகுதியில உட்காந்துச்சு பாருங்களேன். மட்டும் பார்த்துட்டு அது திரும்ப வந்து காட்டு பகுதிக்கே போயிடுச்சு.
அஹ. அ. சரி, சரிங்க. ஆஹ.

கண்டிப்பா, கண்டிப்பா. அதக்கூட நம்மளுக்கு வந்து பார்க்க கிடைக்கும். ச ரொம்ப ரேரா அதாவது நம்ம அதுகள தேடி போகும்பொழுது அது நம்ம கண்ல படவே <chuckles> படாது! வேற ஏதாவது பயணம் போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்டியே அசால்டா அது பாட்டுக்கு போயிட்டிருக்கும். அந்த
ரம் ஆமா. சிறப்பா சொன்னீங்க. ஆமா. அதுப்போக நம்ம வந்து வேகமா போறோம் பாருங்க. அந்த நேரத்தில தான் எங்கயாவது நின்னுனு இருக்கோம். நம்ப விட்டுடுவோம். "ஐய்யயோ! போய்டுச்சே, போய்டுச்சே!" அப்டின்னு.
ஆமாமா. ஆமாமா. <laughs> திரும்பி போ முடியாது அந்த மலை பிரதேசங்கள்ல. பொதுவா.
ஆமா. இப்ப நீங்க சொன்ன மாரி பொறுமையா, அத தேடிகினே, பொறுமையா போறோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வண்டு கூட உங்களால பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன்!
ஆமா. ஒண்ணு கூட கெடைக்காது. ம். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா <chuckles> ம்ஹ்ம்.
அந்த மாரி அப்ப இப்டி போயினு இருக்குறோம். இ இ மான்கள்லாம் பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் தொலவு போனதுக்கு அப்புறமா பார்த்தாக்கா, நாங்க வந்து இந்த யானைகள் கூட பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனா கொஞ்சம் தூரத்தில, அவங்க வந்து ரோட்டு பகுதில வரல.
ம். ஓ, ஒ, ஓ!
அ காட்டுல வந்து அவங்க அ னு சாப்ட்டுனு இருக்குறாங்க. நம்ப இங்க இருந்து பார்க்குறோம். எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் காட்டுறோம். இங்க பாருங்க! நல்லா இருக்கும், அழகா
ம், ம், ம்ஹ்ம். ம். நாங்க பொதுவா, குழந்தைங்க வண்டில பயணம் போம்போது, ஏதாவது சேட்ட பண்ணாங்கன்னா, டக்குனு சும்மாவே ஒரு மரத்த காமிச்சிட்டு, அங்க யானை இருக்கு பாரு, பாருன்னு சொல்லி, சும்மா தேட வெப்போம்! அந்த கவனத்த மாத்தறதுக்காக!
அ. <laughs> ஆமா. ஆமா, இல்லன்னா தொந்தரவு கொடுப்பாங்க. எதையாவது பண்ணிட்டு இருப்பாங்க. வ கு சரியா சொன்னீங்க.
ஆமா. அ, ம். <laughs> ம்.
அ அந்த மாதிரி அப்டி பார்த்துட்டு போறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தில பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க போய்யினே இருக்கிறோம். அந்த எதிர் பகுதில வந்து ஒரு, 2 வாகனங்கள வந்து நிறுத்தி வெச்சுட்டாங்க.